ஆமா. இப்போ பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும். அப்படி
ஆமா. தினசரி வர்க்கத்தத்தில தில வந்து பணம் பண்ண முடியாது. பணம் வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு மொத்தமா போயிரும், அதுதான் பிரச்சனை. அதனால செய் அதை வந்து நம்ம அந்த மாரி ஆட்களை வந்து நம்புறத தவிர்த்துட்டு, நம்ம இப்போ நேரடியா SEBIலேயே அந்த நிறுவனமே வந்து நடத்துது கோர்ஸ்லாம். அதை போய் க படிச்சிட்டு, நம்ம முதலீடு பண்ணுறது நல்லது.
ஆமா, ஆமா. இதே ம். அப்படியாங்க! SEBIயே நடக்குதுங்களா?
ஆமா.
ஒரு பயனுள்ள தகவலா இருந்துச்சுங்க, இது எனக்கு. புதியதா இருந்துச்சு.
ஆமா. SEBIல நீங்க போய்ட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா, அந்த NSEன்னு சொல்லி அவுங்களே கோர்ஸ்லாம் நடத்துவாங்க. அ ஒரு பங்கை ப எப்படி பார்க்கிறது? எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு, முதலீடு பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதான் அதுவுமே வந்து பிரிச்சு போடணும், உதாரணத்துக்கு ரூ. 1,00,000 வச்சுருக்காங்கன்னா, ஒரு 10 ஸ்டாக் வாங்கணும். ரூ. 10,000 வச்சு.
ஆ. ஆமாங்க. ம். ஒரே இடத்துல போடம் போதுதான் பிரச்சனை அதிகமாகும்.
ஆ, அப்படி இருக்க பதில் ஒரே இடத்துல போட்டீங்கன்னா, இப்போ திடீர்னு இப்போ Jet Airwaysன்னு ஒரு நிறுவனம் இருந்தது, இன்னைக்கு இல்லாம போயிருச்சு.
ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. வந்து
ஆ. அது இது Bajaj Bajaj Finance பார்த்தீங்கன்னா, 2013ல ரூ. 80க்கு இருந்தது, இப்போ ரூ. 8,000ல இருக்கு.
ஆமா. அந்த வோடாஃபோன்ல அதே மாதிரிதான் ரொம்ப டவுனா போயிடுச்சுங்க. நான் ஒரு ஆரம்ப காலங்கள்ல நான் எப்பயோ பார்க்கும்போது ரூ. 150 அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்துச்சு.
பங்கு. ஆமா. ஆமா. இப்ப வந்து ரூ. 5ல வந்து நிக்குது அது.
ஆமாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. அது ப் அதில போட்டவங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் தான்.
அதனால ஆ, ஆனா அதே நேரத்தில அவர் Jet Airwaysல இவர் Vodafoneல ரூ. 1,00,000 போட்டு, அ Bajaj Financeலயும் ரூ. 1,00,000 போட்டான்னா, ரூ. 1,00,000 வந்து இன்னைக்கு, அ இன்னைக்கு மதிப்புக்கு வந்து 15 வருஷத்தில வந்து 80,00,000 இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாரி பிரிச்சு போடலாம். ம்.
ஆ, அதுதான் வித்தியாசம். அதுக்கு வந்து நீண்ட கால முதலீடுதான் சரி. இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல வந்து இப்ப இந்த ஸ் சினிமா சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க.